கண்டிப்பாங்க. ஆ அது வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா தெரிஞ்சுது. இப்ப நம்ம ஏதோ ஒரு அ வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கு போயிட்டு வந்து உக்காரும்போது. லைட்லாம் ஆஃப் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி லைட்ஸ்லாம் இருக்கும்போது, அந்த செடிலாம் அழகா தெரியும் அந்த குட்டி குட்டி லைட்ல. ரூமே அழகா இருக்கும் பாக்கவே. ஆ அப்படி ஆரம்பிச்சு, அ கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வெளிய வெறாண்டால அப்புறம் மொட்டை மாடியில ஸ்டார்ட் பண்ணேன் நான். மொட்டை மாடியில வந்து ஃபுல்லா வந்து காய்கறி போட்டுருக்கேங்க. ஆ என்னென்ன அப்டின்னா ஆ அதாவது அ அ பீர்கங்கா போட்டுருக்கேன். ஆ அது எப் எப் எப் அது வந்து படர்ந்து கீழ வர மாரி நான் வச்சிருக்கேன். அ பீர்கங்கா. அதுக்கப்புறமா வந்து கீரை விதையெல்லாம் எப்படி போட்டேன் அப்படின்னா? ஒரு ரெக்ட்டாங்குலோர் ஷேப்ல வந்து தொட்டிலாம் இருக்குங்க. அந்த கிரீன் பேக்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல வந்து அந்த கீரை விதைகள். ஆ பசலை கீரை.
ஆமாங்கா. சிறப்புங்க. ஓ! அருமைங்க. சரி. ஓ! அருமைங்க. சரி, சரி. ஆமாமா. நான் பாத்திருக்கேங்க. இந்த படத்துல ஒரு படத்துல பாத்துருக்கேன் நீங்க சொல்ற மாரியே மாடி தோட்டம் அவங்க வந்து போட்டுருப்பாங்க. அந்த பச்சை கலர்ல ஒரு சாக்கு பை மாரி இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் சின்ன அளவுல இருக்குமே.
ஆஹ. ஆ சரி. அ சின்ன லெவல்ல இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்த ஒரு ட்ரே மாறியிருக்கும். இது. அ இது வந்து இ இந்த பேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி கீரை விதைகள் வந்து போடறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பசலை கீரை, அரைக்கீரை. சிறுக்கீரை. ம். இந்த மாரி கீரல்லாம் வந்து நான் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து. அ மிளகாய் ஆ கரிவேப்பிலை. ம் தாத்தா பாட்டி வீட்ல தான் இருக்கு. ஆ ஆனா இப்ப தான் நான் வந்து அர என் குடும்பல்லாம் வந்து என்ன ஒரு மாரி பாத்தாங்க. ஏன் அப்டின்னா என்ன செடி மேலேயும் 1 இஷ்டம் இல்ல. கல்லூரிக்கு போம்போது எனக்கு அந்த படிப்பே புடிக்கலனு அழுதா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்டின்னு.
ஓ! சரி, சரி. ஓ! சரி, சரி. சிறப்புங்க. எதுக்குங்க. ஐயய்யோ! <laughs> ஆ, கண்டிப்பா எல்லாருமே வீட்ல கோவப்பட்டுருப்பாங்கல்ல? இவ "வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தவ இப்டடி ஆயிட்டா" அப்டிங்கிற மாதிரி ஆச்சரியமும் பட்டுருப்பாங்க ஒரு சிலவும்.
நிச்சயமாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்டின்னா, மாடித்தோட்டத்துல வந்து அந்த பீர்கங்கா, ஆ அதுக்கப்புறமா குட்டி குட்டி பூக்கள், அந்த குண்டு மல்லியும் வந்து மேலருந்து கீழ படர்ற மாரி வச்சருந்தேன். ம். அதுக்கப்புறம் வேறென்ன வச்சிருக்கேன்னா, அந்த மணி பிளான்ட். உங்களுக்கே தெரியும். அப்புறமா வந்து எனக்கு இந்த அழகு அதாவது என் ரூம மட்டும் அழகா பண்ணக்கூடாது. என் வீடயும் சுத்தி நான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து பண்ணேன். எங்க வீட்ல கொஞ்சம் சிரிச்சாங்க.
ஓ! சிறப்புங்க, சிறப்புங்க. ஆமாமா. அருமைங்க. அப்போ ஒரு இப்ப அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, அந்த வீட சுத்தி வந்து ஒரு படர்ந்து ஒரு கொடி மாரி போகும். அதுல வந்து கலர் கலரா பூக்கள் பூக்குமே! அதெல்லாம் வச்சிருந்தீங்களா?
போகன் வில்லா. அதாவது இந்த காகித பூனு சொல்றீங்க இல்லயா? அ அத தான் நான் இப்ப சொல்ல வந்தேன்.
ஆ அது பேர் தெரில. ஆமா. ஒரு மாரி பர்பல் கலர்ல இருக்கும். இல்லன்னா வந்துட்டு அ ஒரு பிங்க்லயே கொஞ்சம் பெருசா இருக்கும். சங்கு மாரி இருக்கும். நீீலமா பெருசா.
ஓ. ஆ அது எ
ஆமா. அப்புறம் இன்னொரு மஞ்ச கலர், குட்டி குட்டி குட்டி, மஞ்ச கலர்ல சங்கு மாரி இருக்கும். சங்கு பூ மாரி இருக்கும்.

ஓ! சங்கு பூ ஆ. அந்த மஞ்ச கலரு, அது வச்சுல்லைங்க. ஆ. அது இல்ல. ஆனா நீங்க என்னா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த காகிதப்பூன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்டியே பிங்க் கலர்ல ஃபுல்லா படர்ந்திருக்கும். முள்ளு, முள்ளா அது ஆ. அது வச்சிருக்கேன் நானு. ஆ ஆனா இன்னும் அது பெருசா வளரல. ஓரளவுக்கு வ் வளந்திருக்கு. யா
ம், சரி. ஆமா, ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. அது ஆ அதுவும் சிறப்புங்க. ஓ! சிறப்புங்க, சிறப்புங்க.
அதுக்கப்புறம் வேற என்னா வைச்சிருக்கேன்? கத்திரிக்காங்க! அ. குட்டி, குட்டி கத்திரிக்கா. நல்லா குண்டு, குண்டா அழகா! ஆ ஆ. சொல்லுங்க.
ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம்ங்க. இப்போ நீங்க வந்து இந்த மாடி தோட்டம் போடுறீங்கள்ல? அப்போ, இந்த மாதிரி ஏதாவது வந்து, உங்க செடிய சாப்பிடுறதோ, அந்த இலைய சாப்பிடுறதோ இதெல்லாம் நடக்குமாங்க?
ஆமாங்க. ஆ. ஏங்க நீங்க வேற! எத்தன தடவ? ஆ. இந்த ஸி ஸி ஸ் நான் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சில செடிகள்லாம் பக்கத்துல, பக்கத்துல வெக்கக்கூடாது.
அச்சச்சோ!
என்னான்னா, கத்திரிக்கா, ஆ வெண்டைக்காய், இதெல்லாம் வந்து வெச்சோம் வெச்சோன்னா <tsk> அ, நான் ஒரு சில டெர்ம்ஸ் இருக்குங்க. ஆ ஏப்பிட்ஸ் த்ரிப்ஸ்ன்னு சில பூச்சிங்கள்லாம் இருக்கும். அதாவது நம்ப சாம்பல் பூச்சி அதாவது தமிழ்ல வந்து என்னா சொல்லுவாங்க அப்படின்னா, சாம்பல் பூச்சி, இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. இந்த பூச்சி வந்து என்னா பண்ணுன்னா, ஃபுல்லா அரிச்சிரும்.
ஆ சரி. சரி அச்சச்சோ! அந்த அதெல்லாம் எப்படிங்க நீங்க மீண்டு வந்தீங்க? அந்த செடியில நம்ம ஆசை, ஆசையா வச்சிருப்போம். இதுல இந்த பூச்சி கடிச்சிருச்சுன்னா, நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல! ஏன்னா பாத்து, பாத்து வளத்துட்டுருக்கோம், அப்படிங்கும்போது!
ஆமா, அது அ ம்.